நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பண்பாட்டு அடையாளங்கள்ன்னு இந்த இதுல இருக்கும். அதே மாதிரி வெளிநாடுகள், அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கான அடையாளமும் இருக்கும். ஆனா, நம்ம இந்தியா, நம்ம நாடுன்னு சொல்றப்போ நெறைய ஒரு பண்பாட்டு அடையாளங்கள் நெறைய இருக்கு. அதுலேயும் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கலாச்சார ஆடைகள், நம்ம உடுத்துற உடை, இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு வரி விரிகுடான்னு தான் நான் சொல்லுவன். ஏன்னா, அவ்வளவு இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட பண்பாட்டு அடையாளங்கள நீங்க ஆடை மூலமா எப்படி நீங்க அ வெளிப்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு?
நிச்சயமா. கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாடு அப்படீன்னாலே, அந்த காலத்துல பெண்கள் என்ன பண்ணாங்க? புடவை, ஆண்கள் வேஷ்டி. இது 2 தான் முக்கியமான ஒரு உடைகளா இருந்துது. அதுவும் குறிப்
கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்கங்க.
ஆ குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் பெண்கள் அ பொடவை கட்டிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா, எல்லாருமே அந்த பொடவைய தேர்ந்தெடுக்கறதே கெடையாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பள்ளி ஒரு கல்லூரி படிக்கிற பெண்களா இருக்கட்டும், இல்ல ஒரு வேலைக்குப் போற பெண்களா இருக்கட்டும், அதாவது ஒரு ஃப அவங்க அலுவலகத்துல ஒரு பண்டிகை, இல்ல ஒரு ஃபங்ஷன் அப்படீன்னா தான், அந்த பொடவைய அவங்க தேர்ந்தெடுக்கறாங்க. ஆனா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பொடவைங்கறது நம்ம பண்பாட்டோட அடையாளம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, நான் குறிப்பா சொல்லணும்ன்னா, 17 வருடங்களா ஆசிரியரா தான் இருக்கேன். அதனால, அந்த ஆசிரியர் "ஒரு ஆசிரியரா இருக்கும்போது, எங்களுக்கான கட்டாய ஒரு உடை" அப்படீன்னா 'புடவை' அப்படீன்னு ஆரம்பத்துல தெரிஞ்சுது எங்களுக்கு. அப்போ வந்து எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். "என்னடா நம்ம பொடவ கட்டணுமா? நம்மளால வேகமா கட்ட முடிலையே!" இப்படியெல்லாம் தோணும். அப்ப என்ன அப்படீன்னா, எல்லா மத்த ஆசிரியர்களல்லாம் பார்த்து, "சரி. நம்மளும் இந்த பழக்கத்துக்கு வரணும்." அப்படீன்னு சொல்ட்டு புடவைன்னு வாங்க ஆரம்பிச்சு, அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த 17 வருடங்கள்ல எனக்கு மலை மாரி குமிஞ்சு, "புடவைய விட்டு நா வேற உடைய தேர்ந்தெடுக்க மாட்டேன்." அப்படீங்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுரிச்சு அந்த மனசு எனக்கு.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ ரொம்ப அருமங்க. சரிங்க. சரிங்க. ம்ஹ்ம். அ. ரொம்ப அழகா சொன்னீங்கங்க. அதாவது, "அந்த உங்களோட அந்த ஒரு ஆசிரியர் பணி வந்து உங்கள இந்த அளவுக்கு மாத்திருக்கு."அப்படீன்றதுல எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்த உண்டாக்குது. இப்போ, இந்த கா அதாவது ஆ இப்போ இருக்குற இந்த ப ப தனியார் பள்ளி அ ப ஆசிரியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அவுங்களுக்கு வந்து, இந்த கேசுவல் கிளாத்திங்ன்னு ஒரு சிஸ்டம் அ இருக்கு. அதாவது ஆமா. இப்ப இருக்குற ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி, டாப்பு அதுக்கப்பறம் அ லெக்கிங்சோ, இல்ல அவங்களோட லோயர் என்ன வேணாலும் கன்வீனியன்ட்‌டா போட்டுக்கலாம். அத நீங்க எப்படி பாக்குறீங்கங்க? எனக்கு அத கொஞ்சம் சொல்றீங்களா?
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ந நானும் தனியார் பள்ளி ஆசிரியர் தான். எங்களுக்கும் அந்த 'சல்வார்' அப்படீங்கிறது அ உண்டு பள்ளியில. ஆனா, நான் அத ஒரு நாளுமே அந்த பள்ளிக்குள்ள போட்டுட்டு போ மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் புடவையில இருந்தா தான், அந்த குழந்தை என்னைய மதிக்கும். இல்லன்னா, அது கூட விளையாடக்கூடிய ஒரு சின்ன ஒரு சக தோழியா தான் என்னைய எதிர்பாக்குது அந்த கொழந்தை. இதே நான் ஒரு பொடவையில போய் அங்க நின்னன்னா, நமக்கான ஒரு மரியாதைய அந்த குழந்தைகிட்ட கண்டிப்பா கெடைக்கும் எனக்கு. அதே மாரி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு சில ஆசிரியர்களுக்கு வந்து இந்த கட்டுப்பாடு இல்லாத பள்ளிகள் இருக்காங்க. ஆனா, அது கண்டிப்பா தவறான ஒரு விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து அவுங்க அவுங்க இஷ்டத்துக்கு உடை அணியறது, இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பழக்கம். ஏன் பாத்தீங்கன்னா, நம்ம புடவைங்கிற அந்த பாரம்பரியத்த வெளிநாட்டு பெண்கள் கூட கண்டிப்பா பழக்கம் இருக்கு. அவங்க நம்ம ஊருக்கு வந்தாங்க அப்படீன்னா, அந்த புடவையில தான் அவங்க இருக்காங்க. அப்ப அந்த புடவையோட தனித்தன்மை என்னன்னு அங்க தெரியிது இல்லையா?
சரிங்க. சரிங்க. ஸ் புரியுதுங்க. புரியுது. புரியுதுங்க. சரிங்க. புரியுதுங்க. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. அப்போ இந்த புடவையும் இ அதாவது நம்மளோட ஆடை அதாவது நம்மளோட அடையாளம்ன்றது, நமக்கான மரியாதையும் சேகரிக்குதுன்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? புரியுது.
கண்டிப்பா, கண்டிப்பா. நான் ஒரு மரியாதைங்கிறது அந்த இடத்துல நமக்கு ஒரு உடையில தான் நமக்கு கெடைக்குது. ஒரு பலர் கூடியிருக்கிற ஒரு திருவிழாவா இருக்கலாம், ஒரு திருமண விழாவா இருக்கலாம், அந்த இடத்துல போய்ட்டு, "நான் பொடவ கட்ட மாட்டேன்", நான் ஒரு ஆண்களா இருந்தா, "வேஷ்டி அணிய மாட்டேன்" அப்படீன்ற பட்சத்துல நான் வந்து இது ஒரு ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? முக்கால்வாசி வீட்ல இருக்கும்போது ஷார்ட்ஸ் போடலாம். இல்ல வெளியில போகும்போது கூட ஷார்ட்ஸ் போடலாம். அந்த திருமணத்துக்கு இவங்க இப்படி வருவாங்களா? அந்த பெண்களா இருக்கட்டும், அந்த இது ஒரு ஜீன்ஸ்ல அந்த இடத்துல அந்த திருமணத்துக்கு போனா நல்லாருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அந்த இடத்துல அந்த பெண்கள் புடய புடவை அணிஞ்சும், ஆண்கள் வந்து வேஷ்டியில இருக்கது தான் நம்ம பண்பாடு. அந்த இடத்துல நம்ம பண்பாடு தான நம்ம மொதல்ல வந்து நிக்குது.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப அதாவது அ துல்லியமா சொன்னீங்க. அதே மாதிரி உங்களோட, மோ அதாவது அந்த ஒரு சிந்தனைனு சொல்லுவாங்க, பாத்தீங்களா? அப்படி சில பள்ளிகள் வந்து அத சேக அத அனுமதித்தாலும், அ அ ஒரு ஆசிரியரா என் மனது அத வந்து ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மைல வரல, அப்டின்றத ரொம்ப ஆழத்தனமா பதிவு பண்ணீங்க. அத நான் ரொம்ப வரவேற்கிறேன். உங்களோட முடிவு ரொம்ப சரியான முடிவு. அதேபோல இப்போ, அதாவது இன்னைக்கி காலகட்டத்தில பாத்தீங்கன்னா, அ இ இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட, இன்ஜினியரிங்‌ல வந்து அ பிடெக் முடிச்சவங்ககூட, வேலை வந்து ஒரு ஐடில கெடைக்கலன்னா, அவுங்க வந்து டீச்சிங்‌க தான் எடுக்கிறாங்க. அந்த துறையில வந்து <tsk> ஆ ஆமா.
கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். க கண்டிப்பா. பாத்தீங்கன்னா, அந்த மாரி வந்து, ஒரு சில பள்ளிகள்ல தான் உள்ள சேக்கிறாங்க. அந்த மாரி பிடெக் முடிச்சவங்களயோ, இன்ஜினியரிங் முடிச்சவங்களயோ. ஆனா நெறைய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு எழுதினவங்கள மட்டும் தான் தேர்வுல இந்த பள்ளிக்குள்ளயே சேர்ப்பாங்க. அந்த அட்மிஷன் அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அப்ப தான் வாங்குறாங்க. அப்டி இருக்கும் பட்சத்தில அந்த ஆசிரியர் தேர்வு எழுதினவங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு வழிமுறைய பின்பற்றணும், இல்லயா?
புரியுதுங்க. புரியுது, புரியுது. கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்போ-அப்போ அந்த ஆசிரியருக்கான குவா அதாவது சில பள்ளிகள்ல தான் அந்த மாரி ஒரு கேண்டிடேட்‌ட எடுக்கிறாங்க. கரெக்ட்ங்ளா? ஏன்னா <tsk> ஏன்னா நான் வந்து என்னோட அதாவது, என்னோட வேலை பாக்குற, என்னோட நிறுவனத்துல வேலை பாக்குறவங்களோட குழந்தைகள் ஓட பள்ளிகள்ல வந்து, அவுங்க பெற்றோர்கள்லாம், அவங்க எங்கிட்ட பகிர்ந்துகிருவாங்க. அப்போ <tsk> அப்ப சொல்லுவாங்க. ஏன்னா, நான் வந்து இப்ப தமிழ்நாட்ல இல்ல. நான் வந்து ஒரு, இந்தியால, ஒரு பெரிய நகரத்தில இருக்கேன். இந்த நகரத்த கம்பேர் பண்றப்போ, நான் வந்து அந்த ஆசிரியர் வந்து ஒரு நாளும், அ நானே வந்து ஏன்னா <tsk> நான் ஒரு அபார்ட்மென்ட்‌ல இருக்குறேன், ஒரு சொசைட்டில. ஆ எனக்கு வந்து இந்த ப ப பள்ளி வாகனங்கள் வரும். அதற்கப்புறம், பள்ளி ஆண்டு விழாக்கு நான் போவேன். ஏன்னா, என்னோட குழந்தைகளும் இருக்கிறாங்க. போய் பாப்பேன். அப்பல்லாம் பாக்கும்போது, அந்த <tsk> அந்த பள்ளி, அந்த ஜோன்‌க்குள்ள போய்ட்டாலே அந்த சேலை அப்டின்றத நம்மளால என்னால இந்த இடத்தில பாக்க முடில. ஏன்னா தமிழ்நாட்ல நான் பார்த்திருப்பேன். நான் கண்டிப்பா. ஏன்னா நான்
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரி. ம். ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. நிச்சயமா. கண்டிப்பா. இது ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழர் பண்பாடு தான் நான் சொல்றது. இதே வெளியூர்கள்லையும் அவுங்கவுங்களுக்கு உண்டான முறையில பெண்கள் புடவை அணிய தான் செய்றாங்க, இன்னைக்குமே. இப்ப பார்த்தீங்கன்னா, வட இந்தியால பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து, அந்த புடவைய அவங்க தலைக்கு ஒரு முக்காடு மாரி போட்ருப்பாங்க. அவுங்க முகமும் தெரியும். ஆனா அந்த த புடவைய எடுத்து அவுங்க தலைல போட்டவும் செய்றா. அந்த மாரி பெண்களும் இருக்க தான் செய்றாங்க. அதுவும் வந்து அவங்களோட பண்பாடு. இப்போ நான் வந்து வெளிநாட்டு பெண்கள், எனக்கு ஒரு சில தோழிகள் இருக்காங்க. அவங்க பார்த்ததீங்கன்னா, அவங்க ஊர்ல என்ன மாரி உடை அணிகிறாங்கன்னு நான் போய் பார்த்தது கெடையாது. ஆனா, அவங்க இங்கே, தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு வந்துட்டாங்க, அப்டின்னா, அவங்கள கண்டிப்பா, புடவை இல்லாத வேற ஒரு எந்த ஒரு உடையிலயுமே நான் பார்க்க முடியாது. குறிப்பா சொல்லணும், அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் நெருங்கிய தோழியோட அண்ணி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைனா பெண் அவங்க. அவுங்க வந்து திருமணம் செய்தது இங்கே தமிழ்நாட்டு கணவர், அவுங்க தமிழ்நாட்டு கணவரு. அவுங்க வந்து, என் தோழியோட ஒரு குடும்ப பண்டிகைக்கு, ஒரு விழாவுல ஒரு க்கு நாங்க போயிருந்தோம், எல்லோரும். அப்போ எங்களுக்கு வந்து அவங்க தான் அண்ணின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அங்க ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு பெண். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், ஒரு சைனாக்கார பெண்ணாதான் தோணுச்சு, எனக்கு. அந்த பெண்ணு வந்து அதுவும், மடிசார் கட்டிட்டு இருக்காங்க, அப்படின்றப்போ, எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியம்! ஒரு சந்தோஷம் தாங்கல. நான் என் தோழிய கூப்டு வேற மெனக்கட்டு கேட்டேன்.
கண்டிப்பா. புரியுதுங்க. கண்டிப்பா. புரியுதுங்க. புரியுது. ஆமா, ஆமா. கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா. புரியுதுங்க. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. ஸ் சரிங்க, சரிங்க. சரிங்க. சரிங்க. புரியுதுங்க. சரிங்க. ஆ மடிசார்ன்றது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்றீங்
மடிசார்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட இனத்தவர்கள் மட்டும் கட்டக்கூடிய, அந்த ஒரு பண்டிகை சமயத்துல மட்டும் தான் கட்டுவாங்க, இந்த புடவைய. அந்த மாரி புடவைய அவுங்க கட்டிருந்தாங்க. அதுவும் வலது பக்கம் வைச்சு கட்டிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம், உண்மைலயே தாங்கல. ஏன்னா, என் தோழி எப்டி கட்டிருக்காங்களோ, அதே மாரி, அந்த பெண்மணியும் கட்டிருந்தாங்க. நான் என் தோழியவே அழைச்சே கேட்டுட்டேன். "என்ன? யார் அவுங்க? புதிசா இருக்காங்க. பார்க்கவும் வித்தியாசமா இருக்காங்க. நம் நாட்டவர் மாரியே இல்ல. எந்த நாட்டுக்காரங்க? அதுவும் நம் புடவய இவ்ளோ அழகா நேர்த்தியா கட்டியிருக்காங்ளே" அப்டின்னு நான் கேட்டதுக்கு, அவுங்க உடனே விளக்கம் குடுத்தாங்க. அதுவும் உடனே விளக்கம் குடுக்கல. அந்த பெண்மணியையும் கூப்பிட்டு என்கிட்ட என்ன ஒ <tsk> அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னாங்கன்னா, "இவங்க என்னோட அண்ணி. இவங்க வந்து, சொந்த ஊர் வந்து சைனா" அப்டின்னு. எனக்கெல்லாம் ஆச்சரியமே, தாங்க முடியல. அடட
ஸ் ஓ! புரியுதுங்க. புரியுது, புரியுது. கண்டிப்பா. புரியுது. ம். ம். ம். கண்டிப்பா, ஆஹ். புரியுதுங்க. கண்டு. ஆஹ். நீங்க அந்த எடத்துல அவுங்ககிட்ட கேட்டீங்ளா? இந்த இந்த மாரி பொட ஓ! சரி, சரி, சரி.
நிச்சயமா. அ அது வந்து நமக்கு தான் ஆர்வம் தாங்கல. ஏற்கனவே நம் பண்பாடுங்றத புட புடவைலருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அதையும் ஒரு வெளிநாட்டு பெண், இந்த மாரி புடவைல இருக்காங்க, அப்டின உடனே, எனக்கு ஆர்வம் தாங்கவே முடியல. உடனே அந்த பெண்மணிட்டயே கேட்டுட்டேன். "இவங்க எங்க அண்ணி." அப்டின்னு சொல்ட்டு என் தோழி எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. எனக்கு உண்மைலயே ஒரு சந்தேகம். ஆ உங்களுக்கு தமிழ் தெரி அடுத்த கேள்வி உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு. அவங்க உடனே, "எனக்கு ரொம்ப நல்லா தமிழ் தெரியும்." அப்டின்னாங்க. அடேங்கப்பா! தமிழ்லயே எனக்கு பதில் சொன்னவுடனே, என்னால தாங்கவே முடியல, சந்தோஷத்த. சரி. "நீங்க இந்த புடவைய இங்க தா கட்றீங்க, அப்டி தான? தமிழ்நாட்டுக்கு வந்ததனால தான கட்டிருக்கீங்க?" அப்டின்னேன். கெடையவே கெடையாது. எனக்கு புடவ புடிச்சதனால தான், நான் தமிழ்நாட்டுக்காரரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க ஊர் புடவ மாரி வேற எங்கயுமே கெடைக்கல. அதனால தான், நான் தமிழ்நாட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமே தாங்கல. "அப்டியா? உண்மையாவா?" அப்டின்னு ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டேன். ஆமா. "சரி, அப்போ உங்க ஊர்ல நீங்க என்ன மாரி உடை அணிவீங்க?" "நான் எங்க ஊரிலயும் இந்த புடவய தான் நான் கட்டுவேன். வேற உடைய நான் மாத்தி அணியவே மாட்டேன்." அப்டின்னாங்களே பார்க்கணும். எனக்கா, அப்டி தூக்கிவாரி போட்டுச்சு. என்னடா? நம்ம ம்.
கண்டிப்பா. புரியுதுங்க. புரியுது. புரியிது. வா! அழகு, அழகுங்க! அழகு! புரியுது. அற்புதம்ங்க! அற்புதம்! அற்புதம்! ரொம்ப கண்டிப்பா, ரொம்ப அருமையான ஒரு பதிவுங்க இது. இது நம்மளோட பண்பாட்ட வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னு இல்ல. அவுங்க வந்து நம்மளோட அடையாளத்த, நமக்கு வெளிப்படுத்துறாங்கன்றது, ஒரு ஒரு உன்னதமான ஒரு உணர்வுங்க. அதேபோல இந்த இந்த இடத்தில நான் ஒண்ணு <tsk> ஒண்ணு கேக்கணும். நம்மோ இப்போ, பண்பாடு, ஆடைன்னு சொல்றப்போ, நம்ம எல்லாமே ப் பெண்கள தான் நம்ம பாக்குறோம். <tsk> புரியுதுங்ளா? ஆனா சமமான உரிமை ஆண்களுக்கும் இருக்கு. கர க கண்டிப்பா. அதாவது அந்த பட்டு வேஷ்டின் சொல்றதா இருக்கட்டும். அந்த மேலா அந்த துண்டு அந்த ஒரு இது போடுவா அதுக்கு ப பஞ்ச சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு சரியா தெரியல. சில படங்கள்ல நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு ஒரு ஒரு துண்டு போடுவாங்க, சட்ட வெள்ளை சட்ட போட்டுட்டு.
கண்டிப்பா. நிச்சயமா! ம். கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. ஆமா. ஆமா. ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா. அந்த துண்டே வந்து, ஒரு மரியாதைக்கானவங்கள் தான் அப்டி போடுவாங்க, அப்டின்னு நானும் கேள்விப்பட்ருக்கேன்.
ஆ. ஆமா. அதே மாதிரி நம்மள தமிழர்களோட அந்தக்க அந்தக்கல்யாண ஆடைன்னு சொல்வாங்கள்ல. அந்த கலா அந்த ப பெண்கள் வந்து பட்டு புடவைல இருக்கணும். அதற்கப்புறம் ஆண்கள் வந்து அந்த வெள்ளை அந்த பட்டு வேஷ்டி சட்டைல இருக்கணும்ன்றது. அது வந்து ஒரு, <tsk> அது ரொம்ப ஒரு இது. இதேது நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, வெறும் சூட்டு அந்த மாரி தான் இருக்கும். <tsk> ஆனா அந்த சூ அந்த சூட்டு வ
ஆமா, ஆமா. ஆமா. வேஷ்டி இது. கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. இப்போ, நீங்க சொன்னதிலருந்து எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, ப இப்போ, வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரில ஒரே ஒரு திரு ஒரு விழா மாரி வைக்கிறாங்க, அப்டின்னா. அன்னைக்கு என்ன சொல்வாங்க? அப்டின்னா. ஒரு டிரெஸ் கோடுன்னு குடுத்துருவாங்க. "பெண்கள்ல்லாம் வந்து அ தாவணில வரணும். ஆண்கள் கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா வேஷ்டில தான் வரணும்", அப்டின்னு சொல்டுவாங்க. அந்த மாரி சமயத்துல கூட பாத்தீங்கன்னா, இப்ப நான் பள்ளியில இருந்ததுனால 12ம் வகுப்பு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவுங்க வந்து வருடம் முடிஞ்சு போற சமயத்தில, கண்டிப்பா அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வேஷ்டில வருவாங்க. அப்போ வந்து அவங்களையே ஒரு, என்ன சொல்றது? ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபராக நமக்கு பாக்க தோணுது. இத்தின் நாளா வந்து, ஒரு சின்ன கொழந்த மாரி, ஒரு சின்ன பையன் மாரி, நாம பார்த்த ஒரு ம பிள்ளைய. கண்டிப்பா, ஒரு மரியாதைக்குரிய, ஒரு மனிதராக நமக்கு பார்க்கணும்னு தோணும். ஆ அப்ப நாங்களே வந்து வாங்க, அப்டினு, எ "நீங்க என்ன ஆசிரியரே! எங்கள போய்ட்டு வாங்கனு கூப்பிட்றீங்க?" அப்டின்னு சொல்ட்டுல்லாம் கேட்கிற குழந்தைங்களும் இருக்காங்கதான். ஆனா, அது வந்து ஒரு வேஷ்டின்னு அவுங்க மாறும்போது, அது கண்டிப்பா ஒரு மரியாதைக்கான ஒரு விஷயமா தானே இருக்கு.
கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. புரியுது. புரியுது. ஓ! புரியுது. ஆ! கரெக்ட், கரெக்ட்டுங்க. புரியுதுங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா, ஒரு உடை வந்து, ஒரு ஒ அந்த முதல் நம்ம ஒருத்தவங்கள பாக்குறோம்னா, அவங்க உடையே அவங்கள பத்தி சொல்லும்ன்னு நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். சைக்காலஜியா அது வந்து நெறைய புக்‌ல நான் படிச்சிருக்கேன். ஆனா அது வந்து நம்மளோ
ஏன்னா, நம்ம ம். நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. அதே மாரி பாத்தீங்கன்னா. ஒரு சில சமயம் நம்ம பொடவைகள அணிந்து வருதுலயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில. ஒவ்வொரு விதமான பொடவைகள் இருக்கு. நான் இப்ப தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டு எடுக்கிறோம். வெளியூர்கள்ல ஒரு, சில ஊர பத்தி பாத்தீங்கன்னா, அ காட்டன் புடவைகள்ன்னு எடுப்பாங்க. இது எல்லாமே அவங்க அவங்களோடா பண்பாடுகள்ல குறிக்குது. குறிப்பா இந்த மாநிலத்து பெண்கள் அணியுற பொடவைகள் பாத்தீங்கன்னா, அவங்க அவங்க பண்பாடயே ஓவியமா வரைஞ்சிருப்பாங்க. இந்த ஓவியமா வரைஞ்ச அந்த பொடவைகள தான் அவங்க முக்கால்வாசி உடுத்துவாங்களே. அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஓணம் சமயத்துல இங்க தமிழ்நாட்டில திடீர்னு பரவும் அந்த புடவை.
சொல்லுங். சரிங்க. சரி. சரிங்க. புரியுதுங்க. அ. புரியுதுங்க. புரியுது. ஆமாங்க! அந்த வெள்ளை நிறத்துல இருக்கிறது.
கண்டிப்பா. வெள்ளை நேரத்துல மட்டும் இருக்காது. அதுல நிறைய ஓவியங்கள் இருக்கும். ஒரு சில புடவைகள்ல. வெள்ளை நேரத்திலும் இருக்கும். ஓவியங்களும் வரைஞ்சுருக்கும். அதாவது, அவங்களோட பண்பாடு என்னங்கறது, நமக்கு அங்க தெரியுது, அந்த பொடவைகள் மூலமா.
புரியுது, புரி ஆமா, ஆமா, ஆமா. ஆமாங்க, ஆமா. கண்டிப்பா.
இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு பெண்கள் பாத்தீங்கன்னா. இப்ப தேடி வந்து நம்ம பொடவைகள அணியிறாங்க. அதே மாதிரி அந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா, தேடி வந்து நம் ஊருல வந்து, அந்த வேஷ்டியோ எதையோ ஒண்ணு மாறி அணியும் போது. உண்மையிலயே பார்க்க நமக்கே ஒரு பெருமிதமா இருக்கு இல்லயா?
கண்டிப்பாங்க. ஏன்னா, நீங்க வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஒவ்வொரு பதிவையும் சொன்னீங்க. கலாச்சாரம் அடிப்படையிலயா இருக்கட்டும். அந்த உடை உடுத்துற அந்த ஒரு உணர்வுல இருந்து வெளிப்படுறதா இருக்கட்டும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் இல்லாம நீங்க ஆசிரியரும் கூடன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப என்னன்னா ஆண்களுக்கும் சரியான பங்கு இருக்கு. ஆனா, இன்னைக்கு இன்னைக்கு போற காலகட்டத்துல நம்ம அத தவற விடுறோம்ன்னு நெனைக்கிறீங்களா? ஏன்னா நான் அத உணர்றேன். ஏன்னா, எனக்கு நான் வந்து நான் வளர்ந்தது எல்லாமே வெளிமாநிலங்கள்ல. அதுனால எனக்கு வந்து அந்த வேஷ்டி கூட எனக்கு சரியா கட்ட தெரியாது. ஆனா, எனக்கு அது ஆசை. அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் வந்து ஆமா, அது அத அத அனுபவிக்கணும். அது நம்மளோட அடையாளம் சொல்லிட்டு. ஆனா, இன்னைக்கு போற கட்டத்துல, அதெல்லாம் தவற விடுறோம்ன்னு நீங்க நெனைக்கிறீங்களா?
ம். கண்டிப்பா. ம். ஆமா. நிச்சயமா. கண்டிப்பா. ஓ! சரி. கண்டிப்பா. ஆனா, அந்த பண்பாட்டயும், இப்ப நவ நாவ நாகரீகமா மாத்தீட்டாங்க இல்லயா? ஒரு பொடவையே பாத்தீங்கன்னா, ஒரு ச ஒரு நிமிஷத்துல கட்டக்கூடிய பொடவைகள். வேஷ்டியா இருந்தா அந்த ஒட்டிக்கோ, கட்டிக்கோன்ற மாதிரி வேஷ்டிகள். இந்த ம அ வெல் க்ரோ, இந்த மாதிரி இது எல்லாமே கொண்டு வராங்க இல்லையா? அந்த மாதிரி கொண்டு வரும்போது, நம்ம கண்டிப்பா அந்த கலாச்சாரத்த நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லையா, இந்த காலத்து பிள்ளைகள்ட்டேயும்?
கண்டிப்பா. ஆ! கண்டிப்பா. வெல் க்ரோ, வெல் க்ரோ. அ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது, இவ்ளோ நேரம் வந்து எல்லாமே சொல்லி இந்த இன்ன இந்த இந்த காலகட்டத்துலயும் நம்மளோட பண்பாட கொடுக்கலான்றத ரொம்ப அழகா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா இருக்கட்டும், உங்களோட ஒரு வழிநடையா இருக்கட்டும். ரொம்ப அழகா எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட அ எண்ணங்கள், உங்களோட தாட்ஸ்‌ உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிங்க! மீண்டும் பேசலாம். நன்றிங்க.
உங்களுடன் பேசியதும் மகிழ்ச்சி! மீண்டும் பேசலாம். நன்றி.
நன்றி.